பகல் நேரத்துல வந்து போதுமான ஆட்கள் இல்ல, அப்டிங்கிறதுனால, ஒரு ஸ்பெரத்த ஒரு நிரந்தர தன்மைக்காக கொண்டு வந்தோம், அவங்கள கொண்டு வந்தோம் வேலை கத்து கொடுத்து அவங்கள வேல பாக்க ஆரம்பிச்சோம். ஆனா, என்னன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுனா, ஆ, சாயங்காலம் இவங்க வந்து ஸ் அ வேல முடிஞ்சு போம்போது பாத்தீங்கன்னா, சாயங்காலம் வந்து நேரடியா வீட்டு அவங்கவுங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போகாம, அ நேரடியா போய் நேரா காஃபி சாப்பிடுறதும், அங்க கடைகள் இந்த பேக்கரிலாம் இருக்கும். அங்க போய் ஒண்ணா உக்காந்து பேசி. ரொம்ப நேரம் வந்து தாமதமா வீட்டுக்கு போயிட்டுருந்துருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு, இது எங்களுக்கு எதுவும் தெரியர்தில்ல. அது நாங்க விருப்பப்படுறதும் கெடயாது, அலுவலகம் முடிஞ்சுனா அது அவங்கவங்க பிரச்சன அப்டின்ட்டு, ஆனா வந்து ஒரு தடவ ஒரு பெற்றோர் வந்து, எங்ககிட்ட வந்து கேட்டாங்க. நீங்க ஏன் தினந்தோறும் வந்து தாமதமா வேலய விட்டு அனுப்புறீங்க? ஏன்னா எங்க ஆ நாங்க இத்தனைக்கும் வீ அலுவல வேர்ஹவுஸ்லருந்து எங்க குடும்பம், வீடு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதிகபட்சமாக 0:45 மணி நேரம் தான் ஆகும். வீட்டுக்கு வரதுக்கு. ஆனா, அ கடந்த ஒரு மாதமா வந்து அவங்க வந்து. 1 மணி நேரம் 1:30 மணி நேரம் தாமதமா தான் வர்றாங்க. ஏன் எதுவும் பிரச்சனயா? என்ன அப்டின்னு கேட்குறபோது எங்களுக்கு ஒண்ணும் தொடக்கத்துல புரில. இல்ல நாங்க சொன்னோம், இல்ல எங்களோட இதுல வந்து சரியா தான் இருக்கு. நீங்க வேணா ஏன்னா ரெஜிஸ்டர் வச்சிருப்போம். வெளிய போம்போது அவங்க வந்து கையெழுத்து போட்டு போற மாரி, அதுல அவங்க நேரத்தயும் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து எழுதி வச்சுகிடுவாரு.
புரியுதுங்க. ம். செரிங்க. கையெழுத்து போடவேணாம், ம். டைம் போட்டு போடுவாங்களா? செரிங்க.
அதனால என்னன்னா இதுல பாருங்க. உங்க பொண்ணோட நேரம் செரியா இருக்கு. யாருமே அவங்க செரியான நேரத்துக்கு தான் போய்ட்டாங்க. அதனால நீங்க பொண்ட்ட போய் கேளுங்க. எதுனாலும் தீர விசாரிச்சுட்டு வந்து இங்க பேசுங்க. அப்டின்னு சொன்ன உடனே, அவருக்கு வந்து அது ஒரு மாரி ஆ, சங்கடமாயிடுச்சு. மூஞ்சுல அடிச்ச மாரி ஆயிடுச்சு, என்ன நம்ம நம்ம மேல தான் தப்பு இருக்குனு, அப்டின்னு சொல்ட்டு.
சங்கட்டமா போயிடுச்சுங்களா? ம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சாங்க?
அவர் வந்து அவர் வந்து அந்த நேரமே வந்து வெளியவே காத்திருந்தாரு. ஆ, ப இங்க வேலை முடிஞ்சு போம்போதே பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு வெளிய எப்டி நடந்துக்கணும்னு தெரியாதுன்னு நெனைக்குறேன். அ, அந்த 6:00 மணிக்கு வேல முடியுது. முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணா அந்நேரம் அங்க வெளிய வந்த உடனே, பொண்ண வந்து பாக்குறாரு, பாத்த உடனே அங்கயே வெச்சு அந்த விஷயத்த கேக்க ஆரம்பிச்சிடுறாரு.
செரிங்க.